ம். எந்த மாதிரி பொழுதுபோக்க நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? வேலய முடிச்சுட்டு வந்து அத நீங்க செய்ய முடியுதா உங்களால?
ஆ கண்டிப்பா வந்து பாத்தோன்னா, எனக்கு சில நேரம் வந்து வேலைய வந்து முடிச்சுட்டு வந்து என்னால செய்ய முடியாது. ஏன்னா கேட்டா வேலை வந்து பாத்தா நம்மளுக்கு ஒரு வேலை செய்ய போனா அடுத்த அடுத்த வேலை என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அ முடிச்ச பிறகு இரவு ஆயிடும். நம்மளுக்கு தூ தூங்குறதுக்கு தான் வந்து பாத்தோன்னா, அடுத்து சமைக்கிறதா இருக்கட்டும், அடுத்து சாப்பறது அப்புறம் தூங்குறது, அந்த மாரி நம்மளுக்கு நேரம் அதுலே போயிடும். அதனால என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னால செய்ய முடியது நான் என்ன பண்ணுவேன்னா, அ வே அதாவது பொழுதுபோக்குக்கு ஏதாவது ஒரு பாட்டு கேக்கறதா இருக்கட்டும். அந்த மாதிரி ஒண்ணுெல்லாம் நானு அ போட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்து வேல செய்வன்.
ம். பாட்டு கேட்கறதே உங்களுக்கு இதாயிடுச்சு. பொழுதுபோக்குன்ற மாதிரி சொல்றீங்க நீங்க?
ம். ஆமா, கண்டிப்பா.
நீங்க வேலைக்கு வெளியில போறீங்களா? இல்ல குடும்ப வே அந்த வேலயிலயே சொல்றீங்களா நீங்க?